நல்ல டிசிப்ளின்னு சொல்றோம் இல்லயா? எந்த நேரத்தில எத எப்படி செய்யனும்? கச்சிதமாக செய்யவேணும், சரியா செய்யவேணும், பரிபூரணமாக செய்யவேணும். குறையில்லாமல் செய்ய வேண்டும். அப்டின்ற ஒழுக்
ஆ ம்ஹ்ம். இல்ல இதுக்கு நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு வச்சுருப்போம். ஒரு சிலர்லாம் வந்து நேரத்த விட்டு குடுத்துட்டாலே போதும். ஏன்னா நம்ம இந்த மாரி பெரிய லைனுக்கு போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு லைன்ல நீங்க வந்து முடிக்க முடியாது. ஒழுக்கமா இருக்கணுன்னா ஒரு சிலர் வந்து வேலைகள்ல ஒழுக்கமா இருப்பாங்க, இல்ல நம்ம பார்க்குற ஆ.
ஆமா. ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ஆமா நிச்சயமா. அது தான் சொல்ல வர்றேன். இப்ப இந்த ஒழுக்கம் ஏன் இந்த இடத்தில வந்ததுன்னா, அதுதான் நான் எடுத்துக்கொண்ட துறை. நான் வந்து நான் ஆன்மீகத் துறை எடுத்தேன். ஆன்மீகத்தில ஒருத்தவங்க எனக்கு வழிகாட்டியா இருக்கணுன்னா, அந்த துறையில இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணி. இதே இது, இப்ப ஒரு வேலை ஸ்தலத்தில நான் ஒரு குழுவ வழிநடத்துறேன்னு வச்சுக்கொங்களேன், எனக்கு கீழே இருக்கிற ஒரு குழுவுக்கு நான் டீம் லீடரா இருக்கேன்னா, அங்க இருக்கிற வழிகாட்டுதலுக்கும், இங்க இருக்கிற ஆன்மீகத் துறையில இருக்கிற வழிகாட்டுதலுக்கும் வெவ்வேறான வித்தியாச பண்புகள் தேவையா இருக்குது, அப்டின்னு நான் சொல்ல வர்றேன். இதே இது ஒரு டீம் லீடர், ஒரு வேள ஒரு குழுவுக்கு நான் தலைவனா இருக்கேன்னா நான் அவங்கள புரிஞ்சு வச்சிருக்கணும். முதல்ல சொல்ல வந்ததுதான். அடுத்தது அவங்களோடு கூட நான் நெனக்கிற காரியத்தை, தெளிவா, எளிமையா கடத்துகதற்கு திறமை உள்ளவனா இருக்கணும். அடுத்து அவர்களோடு சேர்ந்து செயல்படுகிறவனாக காணப்பட வேண்டும். அப்புறம் ஊக்குவிக்கிறவனா, பயனும் ஆமா பயனயும் பெற்றுக்கொ அவர்களோடு இப்ப உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களுடைய ஓ ஓ செயல்பாட்டுத் திறன் குறைவாக இருக்கும். ஒருத்தன் சொன்னொன்னே கேப்பான். சரிங்களா? அப்ப நீ போய் அந்த வேலைய செய்
ம்ஹ்ம். ஆ ஆ. ம்ஹம். சரிங்க சரிங்க ஆ. சரிங்க. ஆ. ஆஹா. ஆஹா, செயல்படணும், பயணம் பண்ணணும் வாழ்க்கையில அப்படிதான் இல்லயா? ஆ. சரிதாங்க. அது அவுங்க அவுங்களுடைய அது அவுங்க அவுங்களுடைய இதுதான் இல்லயா?
ஆ. ஆமா அது குணாதிசயத்தை பொறுத்தது. சில பேர் மொரட்டுத்தனமாக இருப்பாங்க. சில பேரு கீழ்படிவாங்க. இது எல்லா குணத்தில இருக்கிறவங்கள தானே ஒரு குழு பணியில வந்து அமர்த்துறாங்க. வெவ்வேறு திறமைகள், வெவ்வேறு குணங்களைக் கொண்டவர்களை கொண்டு வந்து வைக்கும் பொழுது, அவர்களுக்கு ஏற்ற மாரி நாம் தகவலை பின்பற்ற வேண்டும். இப்ப அத தான் சொல்ல வர்றேன். இப்ப ஒருத்தர் சொல்றவரு கேட்கிறாருன்னா அவர் செஞ்சுருவாரு. இன்னொருத்தர இன்னொரு விதத்துல தான் வேலை வாங்க முடியும். அவர்ட்ட சொ சொல்லி பார்க்கும் பொழுது 1 முறையா செய்யாததுல அப்படின்ற பட்சத்துல அந்த வேலைய போய் நானே செய்ய ஆரம்பிப்பனா? ஐயயோ! நம்ம தலைவரே பண்றாரு. நமக்கு மேல இருக்கிற மேனேஜர் பண்றாரே, இப்ப நம்ம போய் பண்ணனும் அப்டின்னு தானாக தன்னை வந்து அவன் ஈடுபடுத்திக் கொள்கிறார். இத் இத் இப்டி பட்டது இ இதுதான்
ஆமா. ஆ சரிதான். ம்ஹ்ம். ஆ. எங்க கண்டிக்கணும்? எங்க தட்டிக் கொடுக்கணும்? எங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாரி
ஆமா. ஏன்னா இது வித்தியாசமான குணாதிசயங்கள் கொண்ட ஆ, அணுகுமுறைகள். அவுங்ககிட்டேயும் வித்தியாசமான வேறுபாடுள்ள திறமைகள், குணங்கள் இருக்கு இல்லயா? இவங்க எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கணுமே! அப்போ நம்ம தான் நம்மள நெறைய விட்டு குடுக்கணும்.
அணுகுமுறைகள் இருக்கணும். ஆஹா.

இ இருக்குது, அதாவது ஒரு ஆன்மீகக் குழுவ என்னால சொல்ல முடியும். நான் அநேக ஆன்மீக காரியங்களிலே எனக்கு ஈடுபாடு இருக்குறது. ஆ, ஆன்மீகம்னா என்ன இது இது இது எப்டி நம்ம ஜீவிக்கணும், வாழ்வியல் என்பது என்ன? இதுல சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் எப்டி பெற்றுக் கொள்வது, எந்த நெலமையில பெற்றுக் கொள்வது, எப்டி இருந்தா இது சாத்தியம், இல்ல கையில ப பண காசு இருந்தா தான் சாத்தியமா? இப்டிலாம் நெனைக்குற பட்சத்துல எனக்கு ஒரு ஒரு ஆன்மீகக் குழு வந்து ஒரு வழிகாட்டியா எனக்கு கெடச்சாங்க. புரிகிறதா? அவங்க இடத்துல நான் நான் எதிர்பார்த்தது 1வது நீ எனக்கு உபதேசம் ஒண்ணு சொல்ற அப்டின்னா, நீ அதன்படி நடக்குறீயா? செயல்படுறியா? என்ன நடத்தணும்னு நீ நெனைக்குறா நீ, நீ அந்த விதத்துல நடக்குறியா? அப்டின்றத பார்த்தேன். அவங்க அப்டி நடக்குறாங்க. சரியா? ஒண்ணு இன்னொன்னு தியாகம். நிச்சியமா, தியாகம். நீங்க உங்க வாழ்க்கையக் கூட விட்டு குடுக்குறதுகு, நீங்க தியாகிகளாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை நல்வழியிலே நடத்த வேண்டுமென்றால், உங்களிடத்திலே ஒரு தியாகம் இருக்கணும். அவங்களுக்காக நீங்க எ
ம்ஹ்ம். பரவாயில்லயா சொல்லுங்க. ம்ஹ்ம். சரிங்க. எ நபர் ஆ, கரெக்ட்டு, ஆ. ஆ, பரவால்ல, ஆ. ம்ஹ்ம். பரவா ஆ. உங்களிடத்திலேயே தியாகம் இருக்கணுமா? இல்ல அவங்கள தியாகம் பண்ணிக்கணுமா?
ஆ அவ் அதாவது நம்மள வழி நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட தியாக உணர்வு இருக்கணும்.
ம்ஹ்ம். ஆ, சரிங்க.
ஏன்னா, அப் அப் ஆ அந் அவங்க சில காரியங்கள இழந்து தான், சில காரியங்கள பெற்றுக்கொள்ள முடியும். இல்லயா? அ ஆ அந்த மாதிரி ஆமா, தியாகம் இது இது நான் எடுத்துக்கொண்ட துறை சார்ந்ததுனால நான் இப்டி பேசுறேன். இதே இது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அந்த மாதிரியாக இருக்கும். இப்ப நான் ஆன்மீகம் அப்டின்ற அந்த குழு வழிகாட்டியாக ஒருத்தவங்கள தேர்ந்தெடுக்குறன். ஆ.
சரியா சொன்னீங்க, அ, தியாகம் இருக்கணும். சரிங்க. ஆ, புரியுது நீங்க வந்து, நீங்க சொன்ன மாதிரி உபதேசம் பண்ணும்போது, நம்ம அதன் வழி நடக்கணும், இன்னொன்னு வந்து ஆ, ஆ சொல்லுங்க.
நடக்கணும். மற்றவர்களுக்காக வாழனும்ன்ற தியாகம் அவங்ககிட்ட இருக்கணும்.
அ, தியாக மனப்பான்மை இருக்கணும்.

அப்ப நீங்க வந்து ஒரு செக் லிஸ்ட் வச்சிருக்கீங்க. இத்தன நம்ப இத்தனை மார்க் போட்டா அப்டிங்கிற மாரி, இதெல்லாம் சரியா இருக்கும். இதில ஆஹா.
அடே நிச்சியமா ஆமா, நானும் ரொம்ப எறங்கி போயி அவனிடத்துல ரொம்ப கலகலகலன்னு பேச, நம்ம சொல்வாங்கல்ல தலையில ஏறி மொளகா அரைச்சிருவான்னு, அந்த மாதிரி நடக்கறதுக்கு வாய்ப்பிருக்கு, இருந்திருக்கு. அதெல்லாம் அனுபவங்களுக்கூடாக நம்ம கற்றுக்கொள்கிறோம், இல்லையா?
ஆ, அஹா. இப்ப நீங்க ஒரு தலைவனா இருக்கீங்க, ஒரு எடத்துல. அ குழுக்கள வழி நடத்துறீங்க. இப்ப அவுங்க எல்லாரும் உங்கள என்ன நெனைக்கிறாங்க அப்டிங்கிற மாதிரியான, இப்பலாம் நெறைய எடத்துலங்கள்ல வாங்குறாங்க இல்லையா? ஃபீட்பேக்கு "உங்களுடைய கருத்துக்கள நீங்க வந்து தெரியப்படுத்துங்க" அப்டின்னு. அப்டின்லாம் நீங்க வாங்குற வழக்கம் உண்டா? நீங்க யாருக்காது அந்த மாரி குடுத்தது உண்டா?
ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. அது ஸ் அது செல்ஃப் அப்ரைசல் வந்து, நானு நேரடியாக, நான் வாங்குகிறதில்லை. ஆனால், நம்மள சார்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவுங்கள விசாரி அ வாய் வழியா விசாரிக்க வைத்து நண்ப அதாவது வேலை பாக்கிறவர்களிடத்தில, யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ, அவர்களிடத்திலிருந்து அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு உண்டான வழிமுறைகளை கடைப்பிடிப்பேன். இவுங்க என்னை பத்தி என்ன நெனைக்
ம்ஹ்ம். ம்ஹ்ம். அவுங்க வாய் வழியா சொல்லீர் ஆஹா. நான் கவனமா இருந்து, என்ன பண்ணணுங்கிறத 1 பக்கம் நான் செக் பண்ணிகிட்டே தான் <chuckles> இருக்கேன்.
ஆமா, அதாவது நான் கடுமையா அதாவது நல்ல சுதந்திரம் குடுப்பேன், சரியா? நல்ல சுதந்திரம். நீ பாக்கறதுக்கு, நீ நீ எப்டி வேணாலும் நீ நான் குடுத்த வேலைய நீ எப்டி வேணாலும் நெறைவேத்திக்கோ. ஆனா, நிறைவேற்றிக் குடுத்துரு.
ஆஹா. ஆ.
அவ்வளவுதான். அதை உனக்கு நான் ஒரு காலவரை அதாவது நேரங்கள் இருக்கும்.
உன் மேல ஒரு நம்பிக்கையை நான் வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கைய ஆ,
நான் வச்சுருவேன், அவ்வளதான். ஆமா நீ இப்டித்தான் செய்யணும். உன் பின்னாடியே வந்துகிட்டு, அ மாட்டுக்கு தாற்கோல் வச்சு குத்திக்கிட்டே இருக்க மாரி, குத்திக்கிட்டே இருக்க மாட்டேன். ஆனால் அந்த சுதந்திரம், தவறாக பயன்படுத்தப்படும் பொழுது விளைவுகளை நான் கடுமையாக எடுக்குறதும் உண்டு.
ஆமாம்மா.